பொதுவாவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தோடு நம்ம வந்து வாழ்ந்துன்னு இருப்போம். அப்போ அந்த மாதிரி சமயத்துல வந்து அ, ஒரு சில பேர் வந்து நல்ல அன்பு காட்டுறது வந்து, சில பேர் வந்து நல்ல கவனிச்சு நம்மள வந்து அ, பாப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நல்ல குடும்பமா இருக்குறது வந்து எதைக் காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அன்பு காட்டிட்டே இருந்தாலும் அதோட அருமை தெரியாம போயிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னன்னா, சலிச்சுப் போயிடும்.
சரி. ஓஹோ! ஆ.
நம்மளோட அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள பொழுதானைக்கும் திட்டிட்டே இருப்பாங்க. எதாச்சும் சின்னப் புள்ளையில பாத்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து அவுங்கதான் அழகா வளர்த்துப்பாங்க. பேணிக்காத்துருப்பாங்க. திட்டற வயது வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்மள திட்டிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லித் திட்டிட்டே இருப்பாங்கன்னா, இந்த வேலை செய்ய மாட்டியா? அந்த வேலை செய்ய மாட்டியா? ஆ, அவள்லாம் எப்படி இருக்கா பாரு! நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அப்படிலாம் நம்மள தோழிகளோட எல்லாம் என்ன பண்ணு ஒப்பிட்டு நம்மள பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து வெறுப்பா இருக்கும்.
<chuckles> சரி. கண்டிப்பா. ஓஹோ! சரி, ஆ.
"என்னடா, எப்பப் பார்த்தாலும் நம்ம அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்களே", அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். ஆனா, அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல நம்ம கல்லூரியில இருந்தோ, இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருந்தோ, நம்ம வரத் தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்ளோ ஃபோன் கால் பறக்கும்.
ம். சரி. ம். சரி சரி. ஆ.
நம்ம ஒரு வேளை நம்ம ஃபோன் ஒருவேளை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளோட தோழிகளுக்குலாம் வந்து ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கால் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த இடத்துல என்னன்னா நம்மள நம்மளப் பத்தின கவனம். "ஐயோ, என் பிள்ளை இன்னும் வரல! காணுமே, எங்க போயிட்டான்னு தெரியலையே!" நம்ம இருக்கும்போது என்ன பண்ணமாட்டாங்க, அந்த கவனமும், அன்பும் இருக்காது. நம்ம இல்லாதம்போது பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வேணும்னுலாம் நம்மள திட்டமாட்டாங்க. நம்மள வந்து ஊக்குவிக்கிற விதமாத்தான் திட்டுவாங்க. ஆனா நாம தப்பா புரிஞ்சுப்போம்.
ம். ஓஹோ. கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா.
"எப்பப் பாத்தாலும் நம்ம அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு!" அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம், அப்படி நாம சலிச்சுப்போம். ஆனா, நாம அப்ப தேடுவாங்க தெரியுமா, அவங்கள அப்ப போய் நாம பாக்கும்போது, அப்படியே தவிச்சுப் போய் நிப்பாங்க. "என்னடி, ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லக்கூடாதா மீட்டிங் இருக்கு அப்படின்னு. உன்கிட்டயும் ஃபோனும் வரல, நீனும் காணோம் சொன்னொன்னே. நான் ரொம்ப தவிச்சுப் போயிட்டேன். நான் யார் யாருக்குல்லாமோ ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஏன்னம்மா இப்படிப் பண்ற நீனு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அழகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தத் தலைய கோதிக் கொடுத்து, நம்மள வந்து வீட்டு வாசல்ல நிப்பாங்க, நம்ம வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, வீட்டு வாசல்லயே நிப்பாங்க.
ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். சரி. ஓஹோ. ஆ.
ஆமா. வாசல்லே நின்னு, நான் வந்த உடனே என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிப் பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலைய தடவி விட்டு, ஏம்மா! ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலான்ல, லேட்டாகும் அப்படின்னுட்டு. நான் தேடாம இருந்திருப்பேன் இல்ல. நான் தவிச்சுப் போயிட்டேன், நீ இன்னும் மீட்டிங் சொல்லிட்டு ஃபோன் சைலன்ட்ல நீ போட்டுருக்க. நான் உன் தோழிகளுக்கெல்லாம் வந்து, நான் என்ன பண்ணி இருக்கேன்? அப்படின்னு சொல்லிப் பாத்தீனா, ஃபோன் பண்ணேன்
ம். ஆ. ஓஹோ! அதாவது, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து தினசரி வந்து பழகினதால, திடீர்னு நீங்க இல்லாதம்போது அவங்க வந்து ரொம்ப அக்கறையா தேடி இருக்காங்க போல, இல்லையா?
அப்பிடின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த அக்கறை, அந்த கவனம், அது எல்லாமே அப்ப அந்தத் தலைய தலைய தடவி கொடுப்பாங்க இல்லையா! அப்போ அங்க அவுங்களோட அன்பு வெளிப்படும் பாருங்க. அப்ப அவ்ளோ நாள் திட்டி இருப்பாங்க தெரியுமா? அதுல நமக்குக் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் மறைஞ்சு போயிரும்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, அ. ஆமா. ஆமா, ஆமா. நிச்சயமா. ஓ! அருமை, அருமை. ஆ.
ஏன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும், அந்தத் தாக்கைக் "காக்கைக்குத் தன் குஞ்சு பொன் குஞ்சு" சொல்லுவாங்க இல்லையா! அத் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்படியே அ நம்மள அரவணைச்சுப்பாங்க.
கண்டிப்பா. ஆமா.
நம்ம என்னதான் பெரிய தப்பே அதாச்சும் ஒரு பெரிய கொலைக் குத்தம் பண்ணாலுமே அவங்க அம்மா வந்து, அந்தக் குழந்தையோட அம்மா மட்டும்தான் அந்தக் கொலைக்கான காரணத்தைச் சொல்லி நீதிபதியிடம் வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிச் சொல்லுவாங்க.
சரி, சரி. அ. ம்ஹ்ம். ஆமாம்மா.
அதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொருத்தங்களுக்குமே, நம்மளோட அம்மா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி, நடமாடும் கடவுள் மாதிரி. அது சண்டை புடிப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நம்மளோட ஒரு தோழியா பாக்கலாம். ஒரு ஆசிரியரா அவங்கள பாக்கலாம். அவங்கள அம்மாவும் நாம பாக்கலாம். அந்த 3 விதமாவுமே அவங்க நம்மள்ட்ட நடந்துக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லை இல்லாத அளவுக்கு இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க 1 சொல்லும்பொழுது என்னன்னா, அவங்க இந்தச் சின்ன வயசுல திட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு பொழுது, அது நம்மள ஒரு வேலை ஒழுங்குபடுத்தறதுக்காக அவங்க பண்றாங்களோ?
ஆமாங்க. அது அப்பத் தெரியாது. <tsk> அது வாலிப வயது. அது வந்து தெரியாது அப்போ வந்து நமக்கு எரிச்சலாதான் இருக்கும். நம்மளும் ஒரு தாய்மை ஸ்தானம் அடையும்போதுதான், அவங்க எதுக்காகத் திட்டுனாங்க. நம்மள நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் திட்டுனாங்க அப்படிங்கிறத, அப்புறம் மேல காலம் கடக்கும்போதுதான் அது புரிய வரும்.
ம். ஆமா ஆமா. ஆ ஓ! சரி, சரி. ஆ.
அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து அதைப் பத்தின ஒரு புரிதல் இருக்காது.
கண்டிப்பா. இப்போ, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னும்போது, அத வந்து நீங்க வந்து இப்ப நீங்க நினைச்சுப் பாப்பீங்க இல்லையா? எங்க அம்மா இதெல்லாம் இதுக்காகத்தான் சொன்னாங்க அப்படின்னு. இத நீங்க அவங்ககிட்டயே பேசி இருக்கிறீங்களா? நன்றி, அப்படி ஏதாவது?
ஆமாங்க. அது, நம்ம அம்மா பிள்ளைங்கள்ட்ட எப்பங்க நன்றி, மன்னிப்பெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசா. அதுக்காக என்ன பண்ணிருவோம்? அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க அம்மா, நான் திருமணமாகி வேற ஒரு இடத்துல வந்துட்டேன். இனி அந்தப் பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம் இல்லையா? அதெல்லாம் செய்யும் போது இன்னமும் ஒவ்வொரு வருடமும் என்னைய நினைச்சுத்தான் கொழுக்கட்டை சுட்டுட்டு இருக்காங்களாம், சொல்லுவாங்க. எ எதனால அப்படின்னா, என்னோட அக்கா, தங்கச்சிலாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அம்மாக்கு. நான் மட்டும் தான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா, கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும். நம்ம சின்ன பிள்ளை இல்லையா?
கண்டிப்பா. நிச்சயமா. அ. ஆ. ம். சரி. ஆமாமா. ஓஹோ. எதனால? சரி. கண்டிப்பா.
ஆனா, வந்து அதையும் பொருட்படுத்தாம நான் என்ன பண்ணிக் கொடுப்பேன்னா, செஞ்சு கொடுப்பேன் அம்மாக்கு. அது செஞ்சு கொடுக்கும் போது அந்த ஞாபகம் எல்லாத்துலயும் இப்ப கூட நான் கொழுக்கட்டை வச்ச உடனே போன் அடிப்பாங்க அம்மா எனக்கு. "அம்மா, உன் ஞாபகமா இருக்கும்மா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. சரிம்மா
ஓஹோ! ஆ. ஓஹோ. சரி. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
எனக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிப் பார்த்தீங்கனா, எனக்கு ஒரே மாதிரி அம்மா இப்பயே பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்.
ஓஹோ! சரி.
இப்ப என் அக்கா தங்கச்சிகள எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இருப்பாங்கதான். ஆனா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அம்மா கூடச் சேர்ந்து திட்டு வாங்குவேன் தான். ஆனால் வந்து அதற்குடைய நான் வந்து அம்மா கூடவே போய் சுற்றிட்டு இருப்பேன். இப்பொழுது நாம் ஆயுத பூஜைக்கு எல்லாம் நம்முடைய வீட்டைச் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து எனக்குப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசின்னா கொஞ்சம் அலர்ஜி
ஆ. ஓஹோ! ஆ. கண்டிப்பா. சரி, சரி.
அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, முகத்தில வந்து கர்சீப் கட்டிப்பேன். கர்சீப் கட்டிட்டு அது எல்லாவற்றையுமே துடைத்துச் சுத்தம் பண்ணி, அந்தப் பட்டை எல்லாம் விபூதிப் பட்டை போடுவார்கள் தெரியுமா? அந்த விபூதிப் பட்டை எல்லாம் நான்தான் போடுவேன். எல்லா எல்லா வேலையையும் நான் அழகாகச் செய்துவிடுவேன். ஆனால் என் கூடப் பிறந்த எதுவுமே இது பண்ணாதுங்க.
ஆமா. ஆ. ஆமா. பரவாயில்லையா? <laughs> சரி சரியா?
நான் என்ன பண்ணுவேன்னா, ஆனா திட்டு வாங்குவது எல்லாமே நான்தான்.
<laughs> சரி சரியா?
"ஏண்டி, இவ்வளவு அதைத் துடைச்சியாடி, இவ்வளவையும் துடைச்சில, அதைத் துடைச்சியாடி" அப்படின்னு கேட்பாங்க. "ஏம்மா, உனக்கு இவ்வளவு துடைச்சிருக்கறது உன்னுடைய கண்ணுக்குத் தெரியவில்லை, அதைத் துடைக்காதது தான் உன் கண்ணுக்குத் தெரியுதா?" அப்படின்னு அப்ப உள்ள காலங்கள்ல வந்து நான் சண்டை பிடிப்பேன்.
அ. ஆ. <laughs> சரி, சரி. ஆ. அதாவது, அந்தச் சண்டையிலும் வந்து ஒரு, ஒரு அன்பு கலந்த ஒரு விஷயம்தான் இல்லீங்களா! அது?
இப்பயும் வந்து ஆமா, ஆமாங்க. இப்ப வந்து அந்தப் பட்டை போடுறதுக்கு யாருமே இல்ல. என் தம்பி கூடதான் இருக்கான். அவன் செய்ய மாட்றான்னா. "நான் என்னதான் திட்டு வாங்கு, எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரிதான்டி உக்காந்து இருக்கான். ஒன்னும் செய்ய மாட்றான்" அப்படின்னு சொல்லிச் சொல்றாங்க. என்ன? அந்த அப்பல்லாம் வந்து இனி வந்து அவுங்க தேட்றாங்க. அந்த அன்பு வந்து அவுங்களால வெளிப்படுத்த அ வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, அப்பப்ப ஃபோன் பண்ணி கொழுக்கட்டை எல்லா வீட்லயும் வைக்கிறதுதான். கல்யாணம் ஆயி எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நினைவுகள் மாறாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிப் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணு, கொழுக்கட்டை அந்த ஆவியில வச்ச உடனே எனக்குப் ஃபோன் வந்துரும்.
ம். சரி. ஓஹோ. ஆ. <laughs> ஓஹோ. ஓஹோ. கண்டிப்பா. ம். ஓஹோ! ஆ.
அம்மா நான் கொழுக்கட்டை வச்சிட்டேன்மா! நீ இல்லாம செஞ்சிட்டேன். அப்பிடின்னு அந்த ஏக்கத்தோடு சொல்லுவாங்க பாருங்க! அழகு அதெல்லாம்.
அடடா! ஆமா, அருமை. ஏன்னா, ஒரு தாயோட பற்றுன்னாலே வந்து ஒரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு விலைமதிப்பு இல்லாதது இல்லையா?
தினக்கி அதாவது பிரிக்க முடியாத ஒரு பிணைப்புன்னு சொல்லலாம்.
ஆமாம், கண்டிப்பா.
அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்பு அவங்க காட்டுறாங்க. நம்ம த நம்ம தந்தையார் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கிறுக்கு வேலைலாம் பண்ணுவாரு.
ம். சரி. ஆ. ஓஹோ. ஆ. அய்யய்யோ! ஆஹ்.
என்ன வேலை பண்ணுவாரு தெரியுமா? ஒரு கடைக்கு அனுப்புவாரு.
சரி.
கடைக்கு அனுப்பி, நான் 1 பொருள் வாங்கிட்டு வரணும். அப்ப கொஞ்சம் சின்ன பிள்ளைன்னா வச்சுக்கோங்களேன், 1 3வது 4வது தான் படிப்போம். நமக்கு அது எவ்வளவு காசுன்னு என்ன? ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது. என்னைய வந்து வாங்கிட்டு வர சொல்லிருந்தாங்க, ஒரு வாட்டி.
சரி, ஆஹா. கண்டிப்பா. சரி.
அப்ப வாங்கிட்டு வர சொன்னப்ப வந்து, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், மிச்ச காச கொடுத்துட்டேன்.
ம்.
எல்லாரும் தந்தையும் சரி மிச்ச காசு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சந்தோஷம் தான படுவாங்க. என் தந்தையார் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு பொருளோட விலையும் சொல்லு பாப்போம்!
ஆமா. அய்யய்யோ! ஆ.
அப்படின்னாரு. ஒவ்வொரு பொருளோட விலையா? அதெல்லாம் நான் கேக்கவே இல்லையே! அப்படின்னு சொன்னேன். ஒண்ணும் பண்ணல. கொஞ்ச தூரம் நடந்து போற தூரம் தான். இந்த கையில மிச்ச காசையும், இதையும் வச்சுக்கோ. போய் ஒண்ணு ஒண்ணு பொருளோட விலை என்னன்னு கேட்டு வாங்கிட்டு எழுதி வாங்கிட்டு வா! இல்ல கேட்டு தெரிஞ்சிட்டு வான்னு அ கையோட அனுப்பி விட்டாரு.
ஆ. ம். சரி. ம். ம். ஓஹோ. ஓ, இது எதனால பண்ணாரு அவரு?
ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பொருளோட விலைகள் தெரிஞ்சுக்கணும். அந்த மதிப்பு தெரிஞ்சுக்கணும்.
ஓ அதனால. ஆ. சரி, சரி.
அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த அனுபவம் தான் இப்ப எனக்கு எங்க போனாலுமே உ உதவுது. நான் எங்க என்னோட கணவர்கிட்ட நான் சொல்லுவேன். என் கணவருக்குக் கூட அந்த அளவுக்குப் பொருள் வாங்கத் தெரியாது. "எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதுன்னு" சொல்லிச் சொல்லிருவாரு. ஆனா, ஒவ்வொரு கடையிலயுமே அந்தப் பொருளோட தரத்தை செக் பண்ணிப் பாத்துட்டு அதுக்கு நம்ம அவர் சொன்ன விலைக்கு அது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறது பாத்துட்டு, வாங்கக்கொற திறமை வந்து என்னோட தந்தையாரிடம் எனக்குக் கத்துக் கொடுத்த அந்த அனுபவம் தான்.
ஓஹோ. சரி. ஆஹா. சரி. ஓ, பரவாயில்ல. ஆஹா. அதாவது, இந்தப் பேரம் பேசக் கூட உங்களுக்குக் கத்துக்கிட்டீங்களோ?
அந்த பேரம் பேசுறதுக்கு அம்மாகிட்டயிருந்து கத்துக்கிட்டேன். அது வந்து அம்மாவோட ஸ்டைலு.
<laughs> பரவாயில்லா. ஆ.
அப்பாகிட்ட வந்து ஏதாவது பொருள், "அதாச்சும் இதுக்கான மதிப்பு இது இல்ல" அப்படின்னா, "குடுத்துட்டு வான்னு" சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிவிடுவாருன்னு சொல்லுனா அனுப்பி விட்ருவாறு. ஆனா, நம்ம கால் வலிக்குதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாரு, தயக்கமே இல்லாம அப்படியே கால் அமுக்கி விடுவாரு நமக்கு.
தரம் பார்க்கிறது. சரி. ஓஹோ. ஆ. சரி. ஓ பரவாயில்லையே? ஆ.
அப்ப வந்து, நம்ம போயிட்டு வந்த கஷ்டங்கள்லாம் வந்து நமக்குத் தெரியாம போயிடும்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்படி அப்பா வந்து அந்தக் காலு எனக்குக் கால்ல அந்த விரல் எல்லாம் நெட்டி எடுத்து விடுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓஹோ! ஆஹ்.
கால்லாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு, இந்த நெட்டி எடுத்துவுடுவாரு. அப்ப அந்த, இருந்த வலி எல்லாமே என்ன பண்ணிடும்னா, மறந்து போயிடும். ஆனா, கடைக்கு 2, 3 வாட்டி அலைய விடுவார், மனுஷர். ஸ்டிரிக்ட் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லி நெனைச்சுக்கிட்டு. ஆனா வந்து, காரணம் வந்து, எதுக்காக அவர் அலைய விட்டார்? அப்படின்னா, இந்த அனுபவம் எல்லாம் நமக்குக் கிடைக்கணும் அப்படிது இப்ப, அதோட அனுபவத்துனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த இடத்துலயுமே நான் தைரியமா சொல்லுவேன். எங்க அப்பா கத்து கொடுத்த அந்த 1 பாடம் தான் எனக்கு இது முடிய வந்து இருக்கு. இப்ப என் கணவர் எதாச்சும் வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், "என்னங்க, இது எவ்ளோங்க விலை?" அப்படின்னு சொல்லிச் சொல்லி, கேட்டு கேட்டு இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அவர் சூப்பர் மார்கெட் போனா பில் க தயவு செஞ்சு குடுத்துருங்க, என் பொண்டாட்டி கேப்பா, அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு.
<laughs> சரி, சரி. கண்டிப்பா. ஆஹ். ஆஹ். <laughs> ஓ, பரவாயில்ல! அதாவது, உங்க வீட்ல உங்க அப்பா எப்படி இருந்தாரோ, நீங்க வந்து அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டிரிக்ட்டா இருந்துட்டு இருக்கிறீங்க.
ஆமாங்க. ஏன்னா, இந்த இன்னைக்கு வந்து ஒரு காயோட விலை வந்து ரூ. 60 இருக்கும். நாளைக்கு அதோட விலை என்னன்னு நமக்குத் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தோராயமா இன்னையோட விலை தெரிஞ்சாதானே, நாளைய விலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு, ஒண்ணுமே தெரியாம மொத்தமா வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா, எதோட விலை எதுன்னு நமக்கு எப்படி தெரியும்?
சரி. கரெக்டா சொன்னீங்க. ஆமா. ம். கண்டிப்பா. ஆஹ்.
அதனால இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனா அன்பா வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிப் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும் கடுமையா நடந்துக்கிட்டாலும் அவ்வளவு அன்பையும் கவனத்தையும் என் மேல செலுத்துனாங்க.
ம். ஓஹோ! சரி.
இப்பயும் செலுத்திக்கிட்டே தான் இருக்காங்க.
சரி, சரி. அதாவது என்ன சொல்றது? பொதுவா வந்து குடும்பத்துல வந்து பல விஷயங்கள் நடக்கும். ஆ, நம்பளுக்கு அந்தச் சின்ன வயசுல வந்து என்ன சொல்றது தந்தை, தாய் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கடுமையா இருக்காங்க. ரொம்ப வந்து நம்ம மேல கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம தோணும் போது பின் பிற்காலத்தில் வந்து அவங்க எதனால இருந்தாங்கன்றது நம்மளுக்கு வந்து புரிய வருது இல்லையா?
ஆமாங்க.
ம், அதை வந்து என்ன சொல்றது மிக அருமையா வந்து பல உதாரணங்களோட, அது போக வந்து உங்களுடைய தாயார் வந்து எந்த விஷயம் செஞ்சாலுமே, குறிப்பா அந்தக் கொழுக்கட்டணீங்கள்ல அது செஞ்சாக்கா உங்க ஞாபகம் வர்ற அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறீங்க இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவங்களும் உங்க மேல வந்து எந்த அளவுக்கு அன்போட இருந்திருக்கறாங்க, நீங்களும் அவங்க மேல எந்த அளவுக்கு அன்போட இருக்கிறீங்கன்றத வந்து இது வந்து தெளிவா காட்டுது. அது போக உங்க அப்பா வந்து உங்களை வந்து சிரமப்படுத்தினாருன்னு நீங்க நினைச்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? வந்து ஒரு உதவியா இருக்குது இல்லையா? இப்ப வந்து நீங்களே வந்து இதனுடைய பொருளுடைய விலை எவ்வளவுன்றதெல்லாம் வந்து நீங்கக் கேக்குற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா, அது வந்து அப்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தார்ன்றதை விட உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கான சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்திருக்காரு அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா?
ஆமாங்க. ஆமாங்க.
பரவாயில்ல. இவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
மிக்க நன்றி.